அதெல்லாம் நம்பி அவங்க வந்து ப் என்ன, "நான் எடுத்து வச்சுருக்க புடவை நகை எல்லாம் உனக்கு தான்." அப்படீன்ற மாரில்லாம் ஒரு ஆசையல்லாம் காட்டி கல்யாணத்தை முடிச்சுட்டு, வந்ததும் சொல்றாங்க. "ஏய் இந்த குடும்ப பொறுப்புகள்லாம் உன்னுடையது." அப்படீன்னாங்க. "சரிப்பா! இவ்ளோ நாளா அம்மா வீட்ல வந்து கொழந்தையாவே இருந்துட்டோம். நம்ப வீட்ல வந்து குடும்ப பொறுப்புகள்லாம் குடுக்கிறாங்க. நம்ப பெரிய ஆளாயிட்டோம் போல." அப்படீன்னு. சரி என்ன பொறுப்புகள்ன்னு பார்த்தா, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, வீட்ட பெருக்கறது, துணி காய வைக்கிறது, ரேஷன் கடைக்கு போறது, மசாலா ஐட்டம் அரைக்கறது. மத்தபடி இந்த பணம் விஷயமோ மத்த விஷயமல்லாம் வந்து அவங்களோட முடிவு தான்.
<laughs> ஹ்ம் ஹ்ம் ஹ்ம். அதுதான் அதுதான் அதுதான். <laughs>
என்னுடைய கணவருடைய சம்பளத்தையுமே வந்து, அவங்க தான் வந்து எப்படி செலவு பண்ணனும்ன்ற மாதிரி அவங்க தான் வாங்கி வச்சு ஏன்னா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? எல்லாருமே பெற்றோர்கள் கிட்ட குடுப்பாங்க இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, "அந்த பணம் குடுக்கிற விஷயம் மட்டும் தான் அதே மாரி கன்டின்யூ ஆகுது. மத்தபடி எல்லா வேலைகள மட்டும் புது மருமக தலையில கட்டியாச்சு" அந்த மாதிரி. அஹ. உங்களுக்கு தோணலையா, எல்லா பொறுப்பையும் என்ட்ட குடுத்தீங்களே. இந்த பொறுப்ப ஏன் என்ட்ட குடுக்கலங்கிற மாதிரி.
பெற்றோர்கள் ஆமா. ஆமாங்க. பெற்றோர்கள் அவு அது வந்து எனக்கு தோணுச்சு. என் மனசுக்குள்ளயே இருக்கும். என் வீட்டுக்காரர் கிட்ட வந்து இந்த ஆதங்கத்த இரவல்லாம் உட்கார்ந்து அவர் தூங்குனா கூட, எழுந்து உட்காருங்கன்னு உட்கார வச்சு கொட்டி தீர்ப்பேன். <laughs>
கண்டிப்பா. அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுக்கு? "இதெல்லாம் ஒரு வேலையா? போய் பாரு." ம்ஹ்ஹ்ம்.
எங்க அம்மா பண்ணுறது தப்பு தான், தெரியுது. வேணா நம்ப தனியா போயிடலாமா? என்ன பண்ண சொல்ற? அப்படீம்பாரு. அப்
பரவால்ல. புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்ட் கெடைச்ச வரைக்கும் சந்தோஷம். <chuckles>
ஆமா. அவரு வந்து புரிஞ்சுக்குவாருங்க. அது வந்து எனக்கு கடவுள் குடுத்த மிகப்பெரிய வரம்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன்.

எனக்கு, அது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? முதல்ல எனக்கு புரியல. "எனக்கு வந்து, எங்க அம்மா அப்பா வந்து, தீபாவளிக்கு வந்து இந்த நகை தான் போட்டாங்க. இதோ பாரு! நீயும் வந்து இதே மாதிரி இப்போ ரீசென்ட்டா இருக்கிற மாதிரி ஒண்ணு வாங்கிக்கோ" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ம்ஹ்ம். ஓ! இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி. என்னோடது நல்லா இருக்காமா? இதே மாரி அப்போ நீயும் வாங்கிட்டு வா <chuckles> அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஆமா. அப்படின்னுவாங்க. ஆனா அது அவுங்க அம்மா போட்ருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். <laughs>
ஆமா. நமக்கு அது தெரியாது தெரியாதுன்னு அவங்க நெனைச்சிட்ருப்பாங்க. <chuckles> சரி சரி சரி.
ஆமா. எனக்கா, இவுங்க நம்ம நல்லதுக்கு சொல்றாங்களா? நம்ம கெட்டதுக்கு சொல்றாங்களான்னே, எனக்கு தெரியறதுக்கே, ஒரு மாசம் ஆச்சு. அதை திரும்பி, திரும்பி யோசிச்சு, இவுங்க என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு புரியல. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவுங்க வந்து நம்ம மேல ஏதோ ஒரு இது எல்லாம் திணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்பறம், நானே பேச ஆரம்பிச்சேன். என் கணவர் கிட்ட சொல்லி, என் கணவர கெட்ட பேராக்குறதுக்கு, நானே பேசிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போறேன், அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சேன்.
சரி சரி சரி. கண்டிப்பா. ம், ம். கண்டிப்பா. ஆனா, இந்த எடத்தில வந்து நமக்கு ஒரு இது வேணும். எப்படின்னா, நம்ம பேசினாலும் அதுல தவறு இல்லைன்னு, நம்ம கணவர் புரிஞ்சுகிட்டார்னா நம்மளால பேச முடியும். இல்லைனா அது ரொம்ப கஷ்டமா மாறிரும் இல்லைங்களா?
ஆ. அவரு வந்து இல்ல, இல்ல. அவரு வந்து தெய்வம். அந்த தெய்வம் வந்து தவறுனா, தவறு. சரின்னா சரி. நான் வந்து பெரும்பாலும் எதுவுமே பேச மாட்டேங்க, முதல்லலாம் ஒரு வருஷமா. அவுங்க என்ன சொன்னாலும், கேட்டுட்டு வந்து ரூம்ல தான் உக்காந்து அழுவேன், கத்துவேன், சத்தம் போடுவேனே தவர, வெளியில ஒரு சத்தம் போகாது. மூஞ்சி காட்ட மாட்டேன். அப் எவ்வளவு தான் வந்து
கண்டிப்பா, கண் பரவாயில்ல. பரவால்ல. அந்த ஒரு பழக்கத்தை வந்து, அவரு புரிஞ்சுகிட்டாரு. அது பரவால்ல சரி, சரி.
ஆமா. அதுக்கு அப்புறம் நான் சொல் கேட்டே ன் அவர்கிட்ட, இப்டியே போச்சுன்னா, என் வாழ்க்கை எங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேக்கறதுக்காக, நான் எதுக்கு இவ்வளோ படிச்சிட்டு, என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இந்த எடத்துக்கு வரணும்? அப்ப நான் நேரா 12வது முடிச்சுட்டு, கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டு வேலைய செஞ்சிருக்கலாமே. எனக்கு என்
கண்டிப்பா, அப்படி இல்லைன்னா, வீட்டு வேலை தான் வேணும்ன்னா, நம்ம எதுக்கு மருமகளா, நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்களை வச்சா கூட வேலை முடிஞ்சுதே! கண்டிப்பா.
ஆ, அப்படின்ற மாரி அவருக்கு உக்காந்து பேசும்போது, என்னுடைய பிரச்சனை என்ன? அவுங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னு, அவருக்கு வந்து புரிஞ்சது. அவரு சொல்லி பாத்தாரு மொதல்ல போயிட்டு. "இந்த மாரி நீங்க செய்றது வந்து சரியில்லம்மா. கஷ்டமா இருக்கு." அப்டின்னுட்டு. அவங்க வந்து "உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பையன்". அது வந்து அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் புரிஞ்சு போச்சு. "வேலைக்காவாது, இவுங்கள திருத்த முடியாது" அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து நாசுக்கா சொல்ல ஆரம்பிச்சேன். "எங்க வீட்ல என்ன செய்யணுன்றது நாங்க தான் முடிவு பண்ணுவோமே தவிர, அது அவங்க விருப்பப்பட்டு செய்றது. அது எதனா வேணுன்னா, நான் தான் கேட்க முடியுமே தவர, நீங்க கேக்கறதுக்கான எந்த உரிமையும் இல்ல."
புரிஞ்சுட்டாங்க. ம்ஹ்ம். சரி சரி சரி. ம்ஹ்ம்.